அ. அப்டி வந்து ரொம்ப ஆர்வமா இருக்குடா? அப்டின்னா என்ன பண்ணுவேன்னா, கொஞ்ச நேரம் போயி நானே ஃபோன் எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஓட்டி பார்த்துறது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு, அந்த மாரி விஷயங்கள். போர் அடிக்கும் இல்லையா? சில. அ அப்ப என்ன பண்ணுவேன்னா, சும்மா சேர்ல உட்காந்துட்டு ஃபோன் நோண்ட்ற மாரி எடுத்து கொஞ்சம் நேரம் பாப்பேன். மேக்ஸிமம். மேக்ஸிமம் அப்டி இருக்காது. ஆனா, எனக்கு உக்காந்து கொஞ்சம் பொறுமையா வந்து அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்குறதான் வந்து ரொம்ப பிடிக்கும்.
அஹ எங்க போய் எட்டி பாப்பீங்க? ஆமா, ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க, ஆமாங்க. அதான் பாக்கறதுக்கு அவ்ளோ ப்ளசன்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அ இப்போ அந்த அ இ இப்போ, இப்போ போய்ட்டுருக்குற சீரியல் எதாது பார்த்துட்டுருக்கீங்களா? அதாது அ ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் அடுத்த சீன் வரக்கு அப்படிங்கிற மாதிரி.
ஆ ஆமாங்க. ஒரு. சீரீஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு ஒரு பேய் தொடர் ஒண்ணு இருக்கு. அ வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அப்டின்னு ஒரு செயலி இருக்குங்கல. அதுல வந்து அ இந்த அ இட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பேய் ஆ தொடர் இருக்குங்க. அது வந்து அது என்னன்னா, வெல்கம் டூ அ டெர்ரி அப்டின்டு சொல்லிட்டு ட்டு அது வந்து ஒரு பலூன் பேய் மாதிரிங்க. அது. அதாது ஒரு க்ளவுன் மாரி இருக்குங்க. அந்த க்ளவுன் வந்து பேயா வந்தா எப்டி இருக்கும். அது கத வந்து ஒரு, ஒரு அ மண்டே, மண்டே தான் போடுவாங்க.
சரிங்க. ஓஹோ! பேரு அ. சரிங்க. சிரியலு ஆஹா சரிங்க. ஓஹோ!. <laughs> சரிங்க. ஓஹோ! ம்.
வாரத்துக்கு ஒண்ணு தான் போடுவாங்க. அப்படிங்கிறப்போ, அது கொஞ்சம் நறைய வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஆ அதனால என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு 4 வாரம் பார்க்கவே மாட்டாங்க.
அததான் கேக்க வந்தேங்க. ஆ. ஓஹோ! ஏன்னா, வந்துட்டு உங்களுக்கு அந்த காத்திருக்குறது ரொம்ப வலிக்குதுன்னு நெனைக்குறேன் அதனால ம்.
ஆமா புடிக்கவே புடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அ அ கொ ஒரு ஒரு வாரத்துக்கு 2 அந்த மாரி 4 வாரம் பாக்காம விட்டுட்டு வாரத்துக்கு 2 பாத்துட்டு, அப்றம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேத்து வச்சு, சேர்த்து வச்சு ஒரு ஹேப்பினஸ் வரும். அப்பாடி இவ்ளோவாச்சு வந்துருச்சு. ஆ அப்பாடி. அப்டின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு பாத்துருவேன் நானு.
ஓஹோ! சரிங்க. <laughs> அஹ. அப்ப அந்த 4 வாரம் பாக்காம இருக்கம்போது உங்களுக்கு தோணாதுங்களா? அதுதான் வந்துருச்சுல பாத்துரலாம் அப்படின்லாம் தோணாதுங்களா?
கண்டிப்பா தோணுங்க. "ஐயோ வந்துருச்சே! பார்க்கணும்." அப்டின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னொன்னு அப்போ இப்ப பாத்துட்டோம் அப்டின்னா, அடுத்த இதுக்கு நமக்கு பாக்க தோணாதே அப்டின்னும் இருக்கும்.
ஆஹ. ஓஹோ! சரி சரிங்க. அ ஆனா வந்து காத்திருக்கிறது ரொம்ப வந்து மனச வலிக்குதுன்னு நெனைக்குறேன். அ அப்படி இருக்க நேரத்தல இப்போ ஒ பார்த்தறீங்க. என்னதான் இருந்தாலும் 4 வாரம் கழிச்சு 4 எபிசோடு 2 வாரம் பார்த்துட்டாலும், ஆ அப்ப மறுடியும் வந்து அந்த 2 வாரத்துக்கான எபிசோட அடுத்த வாரம் பாப்பீங்க. அப்டிதானங்க
ம். அதனாலேயே என ஆ. ஆமாங்க. கண்டிப்பா. அந்த மாரி பார்த்துரு பார்த்துருவேன் நானு. அதுக்கு அப்புறமா வந்து, இன்னும் சில தொடர்கள்லாம் இருக்கு. நான் அழகா அப்டியே விட்ருவாங்க. ஒரு ஒரு தொடர் வந்து 20 நிமிஷம் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நாளயே பாத்து முடிச்சர்லாம். நம்ப. ஆமா. அந்த மாரி விஷயங்க.
ஆஹ சரி, சரிங்க. ஆஹ. ஓஹோ! ஓ! சரி, சரிங்க. அத அப்டி முழுசா வந்து எல்லாத்தையும் ஒரே நாள்ல பாத்துருவீங்க. ஒரு 3 நேரம், 4 மணி நேரத்துல.
ஆமா. அந் அந்த மாரி பாத்ததும் உண்டுங்க. அதாவது விடுமுறை நாட்கள்ல என்ன பண்ணுவேன் அப்டின்னா ஆ ஓ காலையில ஒரு சாப்பிட்டு உட்காந்தேன் அப்டின்னா சாயந்தரம் வரைக்கும் அழகா பாத்து முடிச்சுருவேன் நானு.
ஆஹ. சரிங்க. ஓஹோ! சரி, சரிங்க. அந்த நாள்ல வந்து உங்களுக்கு எந்த வேலையும் இருந்திருக்காது.
ம். அப்டி அந்த நாளே வந்து

அ. ஆமாங்க. என்ன அப்படின்னா ஆ இப்ப அத சொன்னேன் இல்லேங்களா? அதே மாரி தான் வந்து யாரோ வந்து ஒருத்தங்க ஒரு பக்கத்து வீட்ல யாரோ வந்து ஒரு மாமியார் வந்து புலம்பிட்டுருந்தாங்கங்க அவங்க மருமக பத்தி. எங்க அம்மாச்சி வந்து சொல்றாங்க கதை கதையா. "அவ இப்படி பண்ணிற போறா, அப்படி பண்ணிற போறா, பார்த்து இரு. இப்படி இருந்துக்கோ." அப்டி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப தான் புரியுது. எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது அப்படினு சொல்லிட்டு அதே மாரியே நானும் நிறைய வந்து இந்த தொடர்கள்லாம் பாரப்பேங்க. O-T-Tல. ம் இந்த NETFLIX இந்த மாரி விஷயங்கள்லலாம் வந்து நான் பார்ப்பேன். ம் நெறைய லாங்கா இருக்கும். இந்த கொரியன் சீரிஸ்ன்னு சீரீஸ் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நிறைய பாரப்பேங்க. அது பார்க்கும்போது ரொம்ப லாங்கா போகும். 32 எபிசோடு 16 எபிசோடு 20 எபிசோடுன்னு போகும்.
ஆமாங்க. சேரிங்க. ஆ. <laughs> அச்சச்சோ! ம். ஆ. ஓஹோ! சரிங்க. ஆஹா. ஆமாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் பரவாயில்லங்க. வீட்ல பார்க்கறத விட. வீட்ல பாார்கறதெல்லாம் 1 வருஷம், 2 வருஷம் போகுது. இதாவது பரவால்ல. 32 எபிசோடு தான். ம்ஹ்ம்.
அஞ்சி ஆ. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமா. அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, கொரியன் சீரிஸே வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் அத பார்க்கறதுக்கே. மன நிம்மதியா இருக்கும் அந்த பார்க்கறதுக்கே. ஏதோ வந்து அவங்க நிறைய காட்சிகள் இயற்கை காட்சிகள் காமிப்பாங்க. நெறைய நகைச்சுவை காட்சிகள் காமிப்பாங்க. அப்ப நமக்கு வந்து ரொம்ப, மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஓ! நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து அது அடிக்ட் ஆகி வந்து நிறைய அ தொடர்கள்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி நான் நிறைய தொடர்கள்லாம் நிறைய பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து. பொதுவா 1 2 அப்படி தான் இந்த நம்ம தமிழ்லல்லாம் பார்ப்பேன். அதுவும் வந்து இந்த மாரி அவங்கலாம் தமிழ்லல்லாம் வந்து வெறும் ஒரு 4, 5லேயே முடிச்சுருவாங்க.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆஹா. ஆமாங்க. கண்டிப்பாங்க. சேரிங்க. ஓஹோ! ம்ஹ்ம். சரிங்க. இப்போ அந்த, கொரியன் சீரிஸ் பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல? அ ஒரு நாளைக்கு வந்து எவ்ளோ நேரம் அதுல இருந்து அ பார்த்துட்டு இருப்பீங்க?
தொடருக்கு இல்லவா. ஆ. ம். கண்டிப்பா. ஒரு 2 மணி நேரம் பாரப்பேங்க. ஏன்னா ஒரு, ஒரு தொடரும் வந்து 45 நிமிஷம் இருக்கும். அதனால ஒரு 2 மணி நேரம் பார்ப்பேன்.
ஓஹோ! சரிங்க. இப்ப நீங்க 2 மணி நேரம் ம். ஓஹோ! சேரி, சேரிங்க. இப்ப ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரம்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஆ ஒரு நாள் ஏதாவது உங்க வீட்ல விசேஷம் வருது, இல்ல நீங்க பார்க்கற நேரத்தல ஏதாவது உங்களுக்கு வேல வந்துருது. பார்க்கவே முடியல. அந்த நாட்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்குங்க?
கண்டிப்பா யோசனையா இருக்கும். எப்ப பார்ப்போம்? இதெல்லாம் எப்போ முடியும்? அடுத்து என்ன நடந்திருக்கும்? அவ விழுந்துட்டாளா? அவ எங்க இருக்கா? அந்த மாரி நினைவெல்லாம் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? இந்த மாரி நிறைய விஷயங்கள். இப்ப பார்க்கல அப்படின்னா, வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா டவுன்லோட் போட்டு விட்டுருவேன்.
ஓஹோ! ம்ஹ்ம். சரிங்க. <laughs> ஓஹோ! சரிங்க. சரிங்க.

ஆமா. அப்ப எப்படி இருக்கும் அப்டின்னா, என் மனநிலமை, அந்த உலகத்துக்குள்ளேயே நான் வந்து போயிட்டு வந்த மாரியே இருக்கும். அந் அந்த சீரியல் முடிஞ்ச உடனே, "அடடா! நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா?" அந்த மாரி இருக்கும். ஆ அந்த மாரி ஒரு ஃபீலிங் தரும். அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த யோசனையாவே இருக்கும். "அந்த சீரிஸ்ல வந்து இவர் இப்படி பண்ணார்ல? அந்த பொண்ணு இப்பிடி பண்ணாங்கள்ல. ரொம்ப அழகா இருந்துச்சுல." இப்பிடிலாம் நினச்சுக்கிட்டே இருப்போம் நம்ப.
ம்ஹ்ம். அதேதாங்க. அ. ஆஹ, சரிங்க. ஓஹோ! ம். சரி, சரிங்க. ஆ இப்போ அந்த சீரியல பார்த்து ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வந்திருக்குங்களா? அதாவது, அ இந்த மாரி நமக்கும் இருந்தா பரவாயில்லையேங்கிற வருத்தமோ, இல்ல வந்து அ அவங்க போட்டுருக்க உடைகள நானும் போடணும். அவங்க பின்னிருக்கிற அந்த தலை அ ஸ்டைல வந்து நானும் பண்ணணும், அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்திருக்குங்களா?
நிச்சயமாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதாவது இந்த கொரியன் சீரிஸ்லல்லாம். நெறைய வந்து, "அப்டி உண்மையாவே நடந்தா நல்லாருக்குமே!" அப்டின்ற மாரி காமிச்சிருப்பாங்க. என்ன அப்டின்னா? கடல் கன்னி வந்து ஒரு அ அ ஒரு நா சாதாரண ஒரு அ ஒரு மனுஷனை வந்து லவ் பண்றது. அதுக்கப்புறமா வந்து நெறைய பேருக்கு வந்து சக்தி இருக்கிறது. ஆ அதுக்கப்புறமா நெறைய விஷயங்கள் இந்த மாரி இங்க நான் பார்த்துருக்கேன். ஆ. அப்ப இருந்தே எனக்கு தோணும். இ "நம்மளும் ஒரு கடற்கன்னியா இருந்திருக்கலாம். எல்லா ஊருக்கும் அப்ப‍டியே நீந்திக்கிட்டே போய் அ போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கலாம்." அந்த மாரி நெறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கேன். அப்ப ந உடைகள்ங்க. அவங்களோட உ உடை வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அதாவது அவங்க போட்டுருக்கிறது ரொம்ப பிளசன்ட்டாவும். அந்த மாரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவுங்க
ஆஹா. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. சரி, சரிங்க. <laughs> ஆஹா. ஒஹோ! ஆ, சரிங்க. ஓஹோ! ஆமாங்க. அதுவும் அந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த அவங்க எடுக்கிற அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்.
ஆமாங்க. ஆ நிச்சயமா. ரொம்ப அழகா அது போட்டுருப்பாங்க. டீசெண்ட்டாவும் இருக்கும் பார்க்க. ரொம்ப வந்து, எந்த ஒரு முகம் சுளிக்கிற விஷயமாவே இருக்காது, அவுங்க போட்டுருக்க ட்ரெஸ் எல்லாமே.
ஆ. ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ம். அதுல வர சீன்களும் அப்படித்தான் இருக்கும். அதாவது நல்லா வந்து அ பார்க்குறதுக்கு நல்லாருக்கும். அ சில பட சில சீரியல்ஸ்லாம் எப்டி இருக்குன்னு தெரியுமாங்க? ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீட்டா அழகா இருக்கும். ஆ. ஆமாங்க.
ஆமாங்க. ஆ நீட்டா இருக்கும். அதே மாரி ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அ அப்ப வந்து என்ன தோணும்னா, "நம்பளும் இந்த பொண்ணு மாரி முடி வெட்டிக்கலாம். நம்மளும் இந்த மாரி துணி எடுத்துக்கலாம். இந்த மாரி கிளிப் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பண்ணதெல்லாம் உண்டு. நானும் வந்து அதே மாரி துணி எடுத்து, அதே மாரி வந்து முடியெல்லாம் வெட்டி பண்ணதெல்லாம் உண்டு.
ம். ஆஹா. <laughs> ஓஹோ!

அ பொதுவா பெண்கள், அ இப்பலாம் வந்துட்டு ஆண்களும் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க தொடர்கள. அ ரொம்ப நீண்ட தொடர். அதாவது 1 வருஷம், 2 வருஷம் கூட போகும். அந்த தொடர்கள் எல்லாம். அத பாக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அ என்னமோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்ல ஏதோ சண்டை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அத வந்து ரொம்ப அ உள் வாங்கிக்குவோம். அ இல்ல அப்டின்னா, நம்ம வீட்லயே தான் அந்த பிரச்சனைல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற அளவுக்கு நம்ம நினச்சுட்டுருப்போம். அ அந்த அளவுக்கு நம்ம மனநிலையை பாதிக்கும்ன்னு நான் சொல்லுவேன். ஆ நீங்க அத என்ன நினைக்கிறீங்க?
நிச்சயமா. கண்டிப்பா. உண்மையா என்ன அப்டின்னா? நெறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆ நான் வந்து இப்ப நம்ப <chuckles> வீட்லலாம் பாத்தீங்கன்னா, அம்மாச்சி, இல்ல தாத்தா, பாட்டி யாராச்சும் வந்து உக்காந்து சீரியல் பாப்பாங்க, இல்லையா? அ நம்மளும் சீரியில் பாப்போம். அ அதுக்குள்ளேயே போயிருவாங்கங்க. என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உள்ள போய் அவள அடி நல்ல அடி. அவள பார்த்து திட்டு. அப்படிலாம் வந்து சொல்லு எங்கயே ம்.
சேரிங்க. ஆமாங்க. <chuckles> ஆமாங்க. அத வெளிய சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வேற கேட்கும்போது நமக்கு சிரிப்பு, சிரிப்பா வரும்.
ஆமாமா. கண்டிப்பா. நெறைய இட நெறைய விஷயத்தல. ஐய்யய்யோ! இவன் அடி வாங்கிட்டானே என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ள அப்படியியே ஆ போயிருவாங்க. ஒரு சீரியல்குள்ளயே போயிருவாங்க இல்லையா? அவங்களுக்கும் அந்த மனநெலைமைலாம் வந்துரும். ஆ இப்ப அதே வந்து வெளியவும் வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா. ஏதாச்சும் ஒரு பக்கத்து வீட்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப்டின்னா, "ஏய் இவ அன்னைக்கு இந்த சீரியல்ல ஒருத்தி கட்டிட்டு இருந்தால்ல இந்த புடவ அதே மாரியே கட்டிட்டு இருந்தாடி" அபப்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நக போட்டுட்டு இருந்தாடி அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள். <tsk> மாறும்.
ஆஹா. அடடா! சேரிங்க. ம். ஆமாங்க. சேரிங்க. அஹ. ம். சேரிங்க. ஆ இப்போ அது மனநிலைய எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்னு நெனைைக்கிறீங்க. இப்போ அவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு நீங்க இங்கருந்து கேட்கறீங்க. அவங்களோட மனநிலை பாதிச்சுதுன்னு நீங்க நெனைக்கிறீங்களா?
கண்டிப்பாங்க. ம் என்ன?
அ ஏதாவது வீட்ல ஏதாவது அந்த அந்த நாடகத்த பார்த்துட்டு, வீட்ல ஏதாவது அவங்க செஞ்சது உண்டுங்களா?